இப்ப பார்த்தீங்கன்னாக்க தற்போதைய காலகட்டத்துல அ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம். இல்ல நம்ம பிள்ளைகளுக்குக் கத்துக்கொடுப்போம். இது வந்து அ இந்த ஆன்லைன்ல வந்து கத்துக்கொடுக்கிறது நெறைய வந்துருச்சி இப்பல்லாம். ஆனா உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த அ ஆன்லைன்ல பண்றது நல்ல விஷயமா இல்ல வந்து நேரடி பயிற்சி, இது 2 த்துல எது வந்து நீங்க வந்து விரும்பி அ கத்துக்கொடுக்கலான்னு சொல்றீங்க?
ஆமா. நீங்கச் சொல்ற மாதிரி இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம கொஞ்சம் மாறணும் தான். ஆனா மொழி இந்த மாதிரி தொடக்கத்திலேயே நாம ஆன்லைன் போக வேண்டாம், அப்பிடிங்கிற மாதிரி என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நீ இப்ப வந்து ஒரு பையன் என்னுடைய மகனுக்கு நான் ஒரு மொழி கத்து தரேன். அத நான் ஆன்லைன்ல பண்ணனுமா! அப்பிடின்னா எனக்குக் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு.
ஓஹோ! ஓஹோ! எதனால?
ஏன்னா, எனக்கு மொழி தெரியாது. அவுங்களும் புதுசா கத்துக்கப்போறாங்க. அவுங்க வீட்டிலும் பிரயோகப்படுத்துறது இல்ல. ஏன்னா அத பயன்படுத்த மாட்டோம். அப்போ நாம வந்து நேரா போய் உன்ன கத்துக்கிட்டாங்கன்னா, அவுங்களும் அங்க பயன்படுத்துறத பாப்பாங்க. எ எப்பிடி பேசணும் என்னன்னு ஆன்லைன்ல நாம ஒரு, அ ஃபோன்லயோ! ஒருலேப்டாப்லயோ! நம்ம கனெக்ட் பண்ணும் போது நீங்கப் பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அது ஒரு அ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியவே தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஆமா. சரி. ஓஹோ. நீங்க எதனால அந்த முடிவுக்கு வந்தீங்க?
மொழி கத்துக்கும்போது நமக்கு எதுக்கு ஆன்லைன்ல போய் எடுக்கணும்? நேரடியா போனா கத்துக்கட்டும்.
ஓ. ஆஹா.
அப்படிங்கற மாதிரி. இப்ப சில சில பாடங்கள் எல்லாம் இருக்கு. நமக்கு ஓரளவு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10வது படிக்கிறன் ஒரு பையன், அவன நம்ம ஆன்லைன்ல போயி நீங்க மேக்ஸ் டியூஷன் எடுக் போ போட்ருக்கேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் அத எப்படி பயன்படுத்தணும்.
சரி. சரி, சரி. ஆ.
அ தேவைக்கு நாம எப்படி பயன்படுத்தணும், அ எனக்குச் சந்தேகம் இருக்கா, இல்ல அவங்களோட வகுப்ப எப்படி பின்பற்றணும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்.
கண்டிப்பா.
ஆனா தொடக்கத்திலேயே நம்ம வந்து ஆன்லைன்ல கொண்டுபோய் போடும்போது, அவங்களுக்கு எப்படி புரிதல் இருக்கும், எப்படி பேசணும், என்ன பண்ணனும், முகம் அது எல்லாத்தையும் பாத்தா தான் ஒரு மொழி கத்துக்க முடியும்.
ஓஹோ. அதாவது வந்து ஒரு மனித ஒரு உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கல? பாக்கணும்
அ. ஆமா நம்ம ஆன்லைன்ல பாக்குறதுக்கும், நேர்ல ஒரு வகுப்பு பாக்க போயி கிளாஸ்ல கொண்டு போய் விடும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல.
எந்த மாதிரி?
அவங்க நேர்லன்னா அவங்க போர்ட்ல எழுதிப் போடுவாங்க. அத பாத்து அவங்க எழுதுறது, அவங்க புரிஞ்சிருக்கா, புரியலையான்னு நமக்கு ஏதாவது நாம வீட்டுல இருந்து பார்க்க முடியும்.
ஆமா. கண்டிப்பா. ஆ.
நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோம் வோர்க்னு இந்த பேஜ்லந்து இந்த பேஜ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க.
சரி, சரி.
இன்னொன்னு என்னன்னா அவங்கள படிக்கச் சொல்றதுக்கு ஸ்கிரீன்ல நம்ம திரும்பப் போடுவாங்க.
ஓஹோ. ஆ.
அத தான் அவங்க படிப்பாங்க. அவங்க ஒரு நேரம் படிக்கிறாங்களா படிக்கலையானு இந்த ஆன்லைன்ல இருக்கிற டீச்சர்க்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ப்ரோக்ரெஸ் நம்மளால அப்ப எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கற மாதிரி எனக்குத் தோணு என்னோட அனுபவம்.
ம். சரியா சொன்னீங்க. ஏன்னா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னாக்கம் இந்த ஆன்லைன்ல எடுக்கும்பொழுது ஒரு 10 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னாக்க 10 பேரையும் உங்களால கவனிக்க முடியாது இல்லையா?
ஆ. 10 பேருக்கு க்ளாஸ் இருக்குறதே பெரிய விஷயம் தான். ஆன்லைன்லலாம். ஏன்னா அது முடியுமான்னு எனக்குச் சந்தேகமா தான் இருக்கு. எப்படி எடுக்குறாங்க. எதா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னா கூடப் பரவாயில்ல. அவங்க என்ன பண்றாங்க, என்ன இப்படி நமக்கு ப்ரோக்ரெஸ் பாக்கணும் இல்ல. ஒரு கத்துக்கிறாங்க. என்ன நடக்குது? நி ஒ தினமும் என்ன ஹோம் வோர்க் பண்றாங்களா? பண்ணலையா? எந்த லெவ எந்த அடுத்த லெவல்க்கு போயிருக்காங்களா? என்ன நமக்குத் தெரியணும்ல.
ம். ம். <laughs> ஆ. கண்டிப்பா. ம்.
ஆனா ஆன்லைன்ல அத பண்ண முடியலல்ல. அவங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க. டிஜிட்டல் புக் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு கன்டென்ட் புக் குடுத்துருக்காங்க. ஒரு நமக்கு சாஃப்ட் காஃபி. அ அதையே நாம திரும்பத் திரும்பப் பார்க்கும்போது, நமக்கு பயிற்சி பண்றதுக்கு நமக்குத் தனியா ஒரு புக் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஒத்துப்போகுதா? நமக்கு அந்த மொழி தெரிஞ்சா பிரச்சனை இல்ல.
சரி. ம். ம். கண்டிப்பா.
நமக்கும் நமக்கு சரியில்லங்கறதுக்காகத் தான் நம்ம வகுப்புக்கே வந்து போட்டிருக்கோம். அந்த வகுப்பு போ எடுத்தா நல்லதுதான்னு. ஆனா நமக்கே நமக்கே தெரியாத பட்சத்துல அவங்க தான் அத வழிநடத்தி எடுத்துட்டு போகணும். இத நேர்ல நான் கொண்டு போய் விட்டுருந்தேன்னா, என்னோட மொழி நான் போய்க் கேட்டு இருப்பேன் இல்லையா? இதுவரைக்கும் எடுத்து இருக்கீங்க. என்ன பண்ணி இருக்கீங்க? அடுத்து நாம என்ன பண்ணணும்? ஏன்னா இது எல்லாமே ஒரு ட்ரையாங்கிள் தான். இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் கொடுத்தாலே, பெற்றோர்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணனும். அதே மாதிரி ஆசிரியர் அதே மாதிரி மாணவன் எல்லாருமே ஒரே இதுல பண்ணா தான் அது வந்து கத்துக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். எதுவா இருந்தாலுமே.
ஆ. ஓஹோ. சரி. சரி, சரி. இப்போ அஹ் இப்ப வந்து இந்த ஆன்லைன்ல பண்ணும்பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா தேர்- தேர்வுன்றது வந்து அஹ் அதாவது நீங்க ஆன்லைனா இருந்தாலும் சரி, நேரடியா இருந்தாலும் சரி இப்ப தேர்வு வைக்கிறாங்க இல்லீங்களா?
ம்.
அப்ப அது வந்து, அப்ப உங்களோடய அந்தப் படிப்படியா உங்கள முயற்சி பண்ணி மேல வர்றது வந்து அது பாதிக்குதுன்னு சொல்றீங்களா? எப்டி அது எடுத்துக்கலாம்?
ஆமா. படிப்படியா? நான் அதான் சொல்றேன் பெரிய பசங்களுக்கு அது பிரச்சன இல்ல.
சரி.
அ இப்ப கொழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு பழகும் போதே ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன்ல. அவன் நேரா ஒரு பையன பாத்து, அவுங்களும் கூட ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா, ஆ.
இப்போ ஒரு 10 பசங்கள ஒரு ஒரு டீச்சர் வந்து க்ளாஸ் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அந்தப் 10 பசங்க கொ குடும்பமுமே வந்து, ஒருத்தர் ஒருத்தர் வருவோம். நாமளும் மீட் பண்ணுவோம். அவுங்களும் மீட் பண்ணுவாங்க. அசைன்மெண்ட் என்னா? உங்க பையன் எவ்ளோ படிக்கிறான்? நாம கேள் ப்ப கேட்போம். எனக்குத் தெ தெரியும், தெரியாதுங்குற மாதிரி நாம எப்டி பகிர்ந்துக்குறமோ! அதே மாதிரி அவுங்க ப அவுங்க பசங்களும் பகிர்ந்துப்பாங்க இல்லையா? என்னா நடக்கது? இது அப்டிங்கற மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு எப்டி சொல்லுவோம் ஒரு நெட்ஒர்க்காவே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா ஆன்லைன்ல ஒரு நெட்ஒர்க் இருக்குல்ல! அத நம்மளால அவ்ளோலாம் ஃபாலோ பண்ண முடியாது.
ம். ஆஹ. கண்டிப்பா கண்டிப் ஆமாம்மா. அதாவது வந்து ஆமா. ஏன்னா அவுங்கவுங்க வேலைய, அவுங்கவுங்க பாத்துன்னு இருப்பாங்க. இங்கன்னாக்க ஒரு பரஸ்பர
அந்த டைம்ல மட்டும் தான் அந்த மேம் வருவாங்க. அந்த டைம் குடுப்பாங்க. அந்த டைம்க்குள்ள அவரு வருவாங்க. அந்த டவுட்ல நம்ம கேக்க முடிஞ்ச அளவுக்குத் தான், நம்மளால கேக்க முடியும். ஏன்னா அவுங்க அடுத்த க்ளாஸ்க்கு போயிருவாங்க.
ஆமா. கண்டிப்பா, ம்.
அந்த லிங்க் அதுக்கப்புறம் அவ்ளதான்.
சரியா சொன்னீங்க. ஏன்னா இப்ப இவுங்க நீங்க ஆன்லைன்ல பண்ணம்பொழுது அ அந்த 1- 1 மணி நேரமோ! 2 மணி நேரம்ன்னாக்க அத அவங்க முடிச்சிட்டு அடுத்த இதுக்கு போகணும்ன்றததான் பாப்பாங்க இல்லயா! ம். ஆனா வகுப்பு எடுக்கிற அப்பிடி நேரடி பயிற்சின்னாக்கா, உங்களால அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு அ அ அதாவது ஒரு 2 நிமிடமாவது உங்களால பேசிப் புரிஞ்சுக்க முடியும். என்ன நடக்குது இப்போ?
ஆமா. இல்ல நமக்கு இருக்கும்ல. அவங்க டெமோ கிளாஸ்லாம் எல்லாம் எடுப்பாங்க. அப்பெல்லாம் நம்மகிட்ட நல்லாதான் வந்து ஓரளவு நம்ம போட்லாம் போல இருக்கு. நமக்கு ஒன்னு இருக்கும். ஆனா நேரடியா ஒரு டெமோ கிளாஸ் நானும் போய் என் பையனும் போய் உட்கார்றதுக்கும் ஆன்லைன்ல இந்த டெமோ கிளாஸ்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப என் பையன் வந்து மியூட்ல போட்டுட்டு அவன் நேரா அட்டா இருப்பாங்க. ஆனா என்கிட்ட வந்து என்னென்ன பண்ணுவாங்க, எழுதிலாம் காம்பாங்க.
ஆ. ஓஹோ! ஓ! ஓ! என்னது அது புரியலயே! அ
இல்ல, இப்ப அவுங்க வந்து மியூட்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவுங்க பேசமாட்டாங்க. ஆனா வாங்க.
சரி, அ.
அ அப்ப வந்து அவுங்க அட்டென்டிவா இருக்காங்களான்னு அவுங்கனால கண்டுபிடிக்க முடியாது. ஃபிஷிகலா அவுங்க பிரெசென்ட் ஆ அவு-அவுங்க உங்க முன்னாடி கேமரா முன்னாடி இருக்காங்க. அது தான் அவுங்க பாப்பாங்க. ஆனா அவுங்க சைடுல என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்லாம் அவுங்களால பாக்க முடியாது.
கண்டிப்பா, கண்டிப்பா, ம். ம். <laughs> ஓ! அதாவது ஒரு விளையாட்டுத்தன்மையா இருந்துருவாங்க பிள்ளைகள் அப்பிடின்னுறீங்கன்னா.
ஆ அத அவுங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் இருக்கு.
ஓஹோ! பரவாயில்ல. அப்போ பிள்ளைகள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? டெவெலப் ஆயி இருக்கறாங்க இல்லையா?
அ. ஆமா அதுவும் என்ன வளர்றாங்க. அவங்க அதாவது அதான். நமக்கு நேர்ல போனோம்னா, அதே மேம் வந்து கண்ணு இந்த பக்கம் போனாலே, கண்டுபிடிச்சுருவாங்க, இல்லையா? ஆனா இது ஆன்லைன்ல கண்டுபிடிக்க மாட்டேங்கறாங்க, பாத்தீங்களா.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஏன்னா அவங்களும் இங்க வந்து, ஸ்கிரீன்னா வந்து லோஷன்ல என்ன போயிருக்குன்னு பாக்க வேண்டியதா இருக்கு, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்க வேண்டியதா இருக்கு.
ம். சரி, சரி. ஆனா
அதுல, ஏமாத்திராங்க நல்லா.
நிச்சயமா. இப்போ இது வந்து இப்ப இந்த அதாவது நான் சாதாரண நாட்கள்ல வந்து நமக்கு அப்படி இருந்துச்சு. பள்ளிக்கு போவோம். பயிற்சி எடுக்குறது, நேரடி பயிற்சி எல்லாம். ஆனா இந்த கொரோனா காலகட்டத்தில வந்து, ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா? வீட்லயே இருந்து ஆன்லைன்ல தான், அப்போ எப்படி சமாளிச்சீங்க?
ம். ஆமா. ஆமா, அதுதான் நறைய மாத்திடுச்சு. இல்ல அப்ப நம்ம ஒரு அந்த வருடமே வ வந்து வீணா போயிரும் இல்லையா? ஒருவேளை அந்த மாதிரி ஆன்லைன் பாடங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வருடங்களும் நம்மளால எதுவுமே பண்ணிருக்கவே முடியாது இல்லையா? அப்ப அவங்களுடைய வருடம் வந்து மொத்தமா போயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்ப எடுத்த கிளாஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது.
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அ. ஓஹோ. பரவாயில்லையே? இப்போ என்ன மாறி இருக்கீங்க?
<chuckles> அ. ஏன்னா? அ.
இப்ப என்ன மாற்றம் வந்திருக்குன்றீங்க அப்போ?
இப்ப அப்ப வந்து பள்ளிகளுக்கு எப்படி உக்காருறாங்களோ அதே மாதிரி அவங்க க ஒரு அந்த நேரம்ல இருந்து இவ்ளோ நேரம் வரைக்கும் நாம எப்படி ஸ்கூல்ல இருக்கணுமோ, அதே மாதிரி அடுத்தடுத்து கனே வந்துகிட்டே இருந்தாங்க.
ஓஹோ! அ.
அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ரெகுலரா ஸ்கூல்ல என்னல்லாம் பண்றாங்களோ, அதே மாதிரி தான் நமக்கு ஆன்லைன்லயும் கிளாஸ் எடுத்தாங்க.
கண்டிப்பா.
அந்த ஸ்கூல் பிர அது தான் உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் தான் தேவைப்படுது. அதே மாதிரி இருந்ததுன்னா அவங்க அட்டென்டிவ்வா இருக்காங்க. பிரச்சனை இல்ல. அப்போ நாம தனியா ஒரு டியூட்டர போடுறோம்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கும், அ அந்த ஃபார்மலா இருக்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு.
ம். ஆ. சரி, சரி. ம். அப்போ, என்ன சொல்றது? இப்ப இவங்க வந்து அ டேக்கிங் ஃபார் க்ராண்டட்ன்றோமே?
அ. அது ஸ்கூல் ரெஸ்பான்ஸிபிலிட்டி இருக்குல்ல. ஸ்கூல் வந்து சொல்லணும்ல. இவ்ளோ பிராக்ரஸ் நாங்க எடுத்துருக்கோம், இவ்ளோ பசங்களுக்கு இப்புடி நாங்க எடுத்துருக்கோம். இதுவரைக்கும் முடிச்சு இருக்கோம் அப்படிங்கற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது ரெஸ்பான்ஸிபிலிட்டி இருக்கு. அதனால அவங்க அதைக் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ங்குற மாதிரி பண்ணாங்க.
கண்டிப்பா. ம். ஓஹோ! இப்ப இந்த மாதிரி வந்து தனியா பயிற்சி கொடுக்கும் பொழுது வந்தும், ஆ தொந்தரவு ஆகுதுன்றீங்களா?
ஆ ஆமா. அதுவும் இல்லாம, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓரளவு வளர்ந்த குழந்தைங்கள நம்ம கொண்டு போய் ஆன்லைன்ல நம்ம ஏன்னா இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு வர நேரங்கள் எல்லாம் கூட இருக்குல்ல
ஆமாமா.
அப்போ வந்து நம்ம வேணா இங்க இருந்து போற நேரத்துக்கு, "நீ இந்த டவுட் கேட்கலாம். நீ ஆன்லைன் -ல இத என்னன்னு மட்டும் கேட்டுக்கோ," அப்படிங்கற மாரி நம்ம வேணா சொல்லலாம்.
செரி, செரி. ஏன்னா, என்
இந்த வளர்ற குழந்தைகளுக்கு தான் நம்மனால வந்து இதை குடுக்கறது அவ்வளோவா நேரடி பயிற்சி அவங்களுக்கு நல்லது.
ஓ! புரியுது. எனக்கென்ன என்னன்னாக்க, இந்த கவனச்சிதறல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்றீங்களே முக்கியமா?
ஆமா.
சரி இப்போ இது வந்து ஆன்லைன்ல இருக்கறதால பல விஷயங்கள நீங்க வந்து சொல்றீங்க. இப்போ நேரடி பயிற்சியில வந்து எல்லாமே வந்து சரியாதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்வீங்களா?
ஆ. இல்ல, நீங்க சொல்ற மாரி அங்கயும் ஆகும். ஏன்னா, நாமளும் படிச்சி இருக்கோல. நாமளும் நெறைய எல்லாம் பண்ணி இருப்போம். அந்த மாரி எல்லாம்.
ம். ஆமா, <laughs> ம்.
ஆனா, அது ஒரு நாளு இல்லனாலும், ஒரு நாள் வந்து கூட்டு வெச்சு, நிக்க வெச்சு, "நீ என்ன பண்ண? என்னென்ன படிச்சிருக்க? இத சொல்லு, காமி," அப்படினு கூப்பிட்டுருவோம்.
ஓ! சரி.
ஆனா நீங்க ஆன்லைன் ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் அத பாக்கணும்.
ஆமாமா. ஆ.
நாம தான் வந்து ஒரு டெஸ்ட் ஏ வச்சாலும் அத வந்து கிட்ஸ் அனுப்ப மாட்டாங்கல்ல. நாம தான் வந்து அத எடுத்து இவங்க என்ன பண்ணி இருக்காங்க. நாம அவங்களுக்கு எடுப்போம் எடுத்து அனுப்புவோம். அவங்க அத கரெக்க்ஷன் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க.
ஓஹோ. அப்போ உங்களுக்கு உள்ள வேலையும் கூட அதிகரிக்குது இல்லையா இதுல?
ஆமா. ஏன்னா அவங்களுக்கு அனுப்ப தெரியாது. அவங்க பசங்க, என் அவ் அவங்களுக்கு நறைய நம்ம பாஸ்வேர்ட் எல்லாம் வேற போட்டு வச்சிருக்கோம். அவங்களால அனுப்பவே முடியாது. இன்னொன்னு உங்களுக்குத் தெரியுமா? நம்ம நேர்ல போனா கூட நம்ம அந்த 1 மணி நேரம் நாம ஏதாவது வேல பாக்கலாம்.
கண்டிப்பா. ஓ, ஆமா சரி. ஆ.
ஆன்லைன்ல இருந்தா நம்மளுடைய பே பேரண்ட்ஸ்ம் பக்கத்துல இருக்கணும்னுலாம் சொல்றாங்க.
ஓஹோ. அதாவது சின்னப் பிள்ளைங்களா இருக்கறதால.
அ அப்பக் கொழந்தைங்களுக்கு அது ஒரு அளவு. ஒரு 10 வயதுக்குள்ள இருக்க கொழந்தைங்களுக்கு அது ஆன்லைன் கிளாஸ் வந்து அவ்வளவா நல்லதில்ல. ப்ராக்டிக்களா அது வொர்க் ஆகல அப்டிங்கற மாதிரி தான்.
ஓ பரவாயில்ல. இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த வகையில வந்து அவங்க பிள்ளைகளோட அ மனதயோ, உடலயோ வந்து பாதிக்கும் அப்டின்னு நெனைக்கிறீங்க?
ஆமா. ஸ்கிரீன் டைம் அதிகமாகுதுல்ல. நீங்கப் பாத்தீங்கன்னா, இப்ப ஆன்லைன்ல 1 மணி நேரம் நான் ஒரு க கிளாஸ் போட்டுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க 1 மணி நேரம் அத மாத்திரம் தான் பாக்கணும். ஏற்கனவே இங்க பசங்க நிறைய பேர் வந்து ஃபோனு, TV எந்த நேரமும் இருக்குறாங்க. அப்பப் படிக்கிறதயாவது வந்து நம்ம நேரடி வகுப்புகள்ல சேர்த்துவிட்டோம்னா, அந்த டைமாவது கொஞ்சம் கம்மியாகும். ஸ்கிரீன் டைம் கம்மியாகும். கண்ணு பிரச்சனை வராமயாவது இருக்கும். அது இல்லாம ஒ ஒரு இடத்துக்குப் போயிட்டு வரவங்க மூவிங்க் கூட இருக்குல்ல. நீ எங்கயுமே போகாம எந்த நேரமும் இதையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, பிசிக்கலாவும் அவங்களுக்கு பிரச்சனை தான்.
சரி. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. அதுபோக வந்து அவங்களுக்கு வந்து நண்பர்கள் கூடக் கிடைக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி
ஆ ஆமா. இன்னொன்னு. இ பாப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ்ல இவங்க பேரெல்லாம் தெரியும். அவுங்கள நேரா பார்க்க முடியாது. அவுங்கள.
அப்ப ஆமா. சரியா சொன்னீங்க.
யாரு? நேர்ல பாத்தா கண்டுபிடிக்க முடியுமா? தெரியுமான்னு கூட அவங்களுக்கே தெரியாது. மேம்மே கண்டுபிடிப்பாங்களான்னு எனக்கு முதல்ல தெரியல.
<laughs> சரியா சொன்னீங்க. ஏன்னா என்னால கூட அதை உணர முடியுது. இந்தக் கொரோனா காலகட்டத்தில வந்து சின்னப் பிள்ளைங்கள போடும்பொழுது, அ பணம் எல்லாம் வந்து அதே ஏ பணம் தான் வாங்குறாங்க. அ ஆனா பார்த்தீங்கன்னா, எந்தப் பிள்ளை யாரு என்னன்னு தெரியாமலே, என்னுடைய இந்த 2வது மகள் அப்படித்தான். அந்த எல்கேஜி, யுகேஜிலாம் போனாங்க. அதுக்கப்புறம் அந்த 1 ஆம் வகுப்பு போகும்போது தான், அவங்க வந்து "ஓ நீதான் அந்தப் புள்ளையா?" அப்படின்ற மாதிரி வருது இல்லையா?
அ. அதே காசு தான். ஆமா. அது ரொம்ப கடினமா அது தான் அவங்களுக்கே தெரியாது. ஏனா அவங்க முகம் நெறைய குழந்தைகளப் பாக்கும்போது எந்த குழந்தை பேர் சொல்லி கூப்பிடும்போது மாத்திரந்தான் இவங்க நிக்கறாங்களா? நீங்கச் சொல்லு என்ன பண்ணி இருக்க? அப்படீங்கற மாதிரி.
ம். சரி, சரி. அதாவது இவ்ளோ நேரம் வந்து நீங்க இந்த ஆன்லைன்ல படிக்கிறது தவறில்ல. ஆனா அதுல வந்து பல விஷயங்கள் வந்து நமளுக்கு வந்து ஆ, நிகழ்காலத்துக்கு வந்து அது சரி வரல. அதுபோக வந்து நேரடி பயிற்சி தான் வந்து மிகச் சிறந்தது. பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு மட்டுமில்லாமல், அவங்களால வந்து பல விஷயங்களைக் கத்துக்கொள்ள முடியும். இல்லையா? ஏனா, அ ஆஹ் பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையப் பாத்தாங்கன்னா, அவுங்க எப்படி பழகுறாங்க? அவுங்க எப்படி பேசுறாங்கன்றத புதுசுல சில நல்ல விஷயங்கள், பல நல்ல விஷயங்கள் கத்துக்கதா செய்வாங்க. ஒவ்வொரு ஆசிரியர் கிட்டயும் ஒவ்வொரு மாணவர்
ஆமா. தவறோ, சரியோ போய் பாத்து கத்துக்குபோது தான் தெரியும் அது என்ன அப்படிங்கற மாதிரி.
ஆமா. அதாவது இவ்ளோ விஷயத்தையும் வந்து நீங்க வந்து, அ இவ்ளோ நேரம் வந்து அருமையா வந்து எடுத்துக் காட்டலோட சொன்னீங்க. மிக்க நன்றி.
ம். நீங்களும் என்னுடைய அனுபவத்த அடுத்தடுத்து கேள்வியில் கேக்கும்போது நானும் சொல்ல முடிஞ்சுது. மிக்க நன்றி.